கண்டிப்பா, ஒரு முடிவுன்ற எடுக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆலோசனை வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயத்த ஃபாலோப் பண்ணுவேன். எப்பிடின்னா எனக்கு ஒரு ஆலோசனை இருக்கு. எனக்கு வந்து நான் இது போல ஒரு துவக்கம் வந்து எனக்கு வந்து ஒரு பிஸ்னஷா இருக்கட்டும், ஒரு பள்ளி ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு காலோஜ் சேர்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் நான் என்ன இது பண்ணும்னா, 1000 பேருகிட்ட ஆலோசன கேளு. தப்பே கிடையாது. ஆனா தீர்மானம், முடிவு எடுக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. யாரு யார்க்கிட்ட வேணா நம்ம ஆலோசனை கேட்கலாம். அவுங்களோட முடிவு எல்லாம் அவுங்களோட பதில் எல்லாமே நீ வந்து ஏத்துக்கோ! ஆனா, அதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சது அப்பிடின்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில தான் இருக்கு. என்னுடைய புரிதல் எப்பமே இதுதான். அதே போல உங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பரும் சரி, உறவினரும் சரி, நீங்கப் போயி ஒரு ஆலோசனை கேட்கும்பொழுது அவுங்க இது பண்ணு! அதப் பண்ணாத! அப்பிடிலாம் ஒரு ஆ டிஸிஷன் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி இது பண்ணுவாங்க. அது போல சமயத்துல நீங்க அதுல இருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன முடிவுகள் எடுப்பீங்க? இல்ல அவுங்க சொல்றத தான் வந்து பாத்தீங்கன்னா ஆ கேட்பீங்களா? இதப் பத்தி நான் எதனா தெரிஞ்சுக்கலாமா?
கண்டிப்பா. கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம், நான் பகிர்ந்துக்குறேன் உங்ககிட்ட. அதாவது இப்ப ஒரு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்கா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அந்த டெசிஷன் எடு அ என்னா தான் நம்ம வந்து இண்டிகேட்டராவே இருந்தாலும் நம்ம டெசிஷன் ஒண்ணு மேக் பண்ணும் பொழுது, நமக்கே வந்து ஒரு சில சமயம் இது சரியா? தப்பா? இல்ல இது எப்படி கொண்டு போறதுங்கற? ஒரு பயம் வரும் இல்லையா? அது வரும். பயமா இருந்தாலும், நமக்கு என்னான்னா ஒரு நம்ம மனசு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமா இருக்க தருணத்துல <tsk> அ என்னா வந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தங்களுக்கு ப்ராமிஸ் குடுத்துருவோம். சரிங்களா? அந்த நேரத்துல வந்து, அ சொல்லுவாங்க. ரொம்ப அதிக-அதீத சந்தோஷமா இருக்கிற நேரத்திலயும், இல்ல ரொம்ப அதிகமா கோவமா இருக்க நேரத்திலயும் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, 1 தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு சொல்லணும்ன்னு சொல்லி எங்க வீட்டுல சொல்லுவாங்க. ஆனா நம்ம சந்தோஷத்துல தான் வந்து நம்ம மக்கள் பெரும்பாலும் கோபத்துல வந்து ஒரு முடிவ எழுந்து குடுக்குறது இல்ல. சந்தோஷத்துல தான் ஒரு முடிவு நெறயா குடுத்துடுர்றாங்க. ஆனா அந்த கோவத்துல எடுக்குற முடிவு வந்து பாத்தீங்கன்னா, எதிர்மறையான முடிவா தான் இருக்கும். அந்த கோபம் ஏன் நிகழுது? அந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை, சச்சரவு ஏற்படும்பொழுது தான். இப்ப எந்த ஒரு உறவுலயுமே வந்து, நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் யாருக்கும் எந்தப் பிரச்சனையும் கிடையாது. அதை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க கூட மாட்டோம். சைலன்ஸா கொண்டு போயிருவோம்.
நிச்சயமா. ஆமா. கண்டிப்பா.
ஆனா ஒரு சிலர் வந்து அப்படி கிடையாது. அது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் போய் அப்படியே ப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல பேமலில யாரோ ஒருத்தர்கிட்டயோ போய் சொல்லிருவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் யார்கிட்டயும் அவ்வளவு ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அந்த பெர்சன் யாரா இருந்தாலும். அது ப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி. அது அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அது அவங்களுக்கும் எனக்கும் மட்டும் தான் சம்பந்தப்பட்டது. அது வேற அ யாரா இருந்தாலும் இன் கேஸ் மை லவ்வரா இருந்தாலும் சரி, இல்ல பேமலி மெம்பர் இருந்தாலும் என் ப்ரெண்ட் நம்பி ஒரு விஷயம் சொல்லியிருக்கா அப்படின்னா அதை வந்து எங்க வீட்டுல இருக்குறவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவளோட பெர்சனல். அவ என்ன நம்பி சொல்லியிருக்கா? அது அவங்களுக்கு தேவை கிடையாது. கரெக்ட் தானுங்க. அதே மாரி இப்ப எனக்கு எனக்கும் என் லவ்வருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது, அப்படின்னா நான் என்ன என் லவ்வர் வரும்போது அது என்னோட பேமலி. அப்படிங்கறப்ப நான் போய் எங்க அம்மாட்டியும், அப்பாட்டியும் சொல்லமாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நாங்க அடிச்சுக்கும் நாளைக்கு சேர்ந்துக்குவோம். <sniffs> நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல போய் சொல்லும்பொழுது, அவங்க இப்ப எல்லாம் சரி சரின்னு கேட்டுருவாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அன்னைக்கு அவ அப்படி பண்ணுனவன் தானே, இப்படி பண்ணுனவன்தான அவன் உனக்கு வேணுமான்னு அந்த இடத்துல கேக்கும்பொழுது நாம எங்க கொண்டு போய் முகத்த வச்சுக்க முடியும் சொல்லுங்க.
கண்டிப்பா. நிச்சயமா ஏன்னா நீங்க ஒரு வார்த்தைக சொன்னீங்க பார்த்தீங்களா, அது முற்றிலும் சரி. ஒரு உங்களுக்கும், எனக்கும் பிரச்சனைன்னா நான் எப்பவுமே என்னோடைய தோழிகள்கிட்டயும், என்னோட குடும்பத்துக்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றத்து இதுதான். உனக்கும் எனக்கும் பிரச்சனைன்னா அது நீயும் நானும் தான் சால்வ் பண்ணணும். நமக்கு நம்மளோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஆள் வந்து யாரோ நெருங்கிய நண்பரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நமக்குள்ள வந்து தீர்ப்பு வந்து இது பண்ணிரும். மத்தவங்ககிட்ட எடுத்துனு போய் அது ஒரு நியாயமும் அதோட இதுவும் விஷயமும் சொல்லக் கூடாது. 4 பேர் வந்து அவனுங்க வந்து வந்து எப்படி வேணா பேசுவாங்க. இப்ப வந்து நமக்குத் தீர்ப்பு சொல்லிட்டு நியாயத்தை இது போலப் பண்ணாத அப்படின்டு உத்தமமே சொல்லிட்டு பின்னாடி வந்து எப்படி வேணா பேசுற காலம் இது. நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் நீங்கச் சொன்ன போல அதே விஷயத்த தான் சொல்லுவேன். என் காதலா இருக்கட்டும் ஏன்னா உனக்கும், எனக்கும் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை நான் ஒரு என்னைப் பொறுத்தவரைக்கும் இது நமக்குள்ள இருக்கற வாழ்க்கைதான். இது வந்து என்னோட அம்மா, அப்பா இருந்தாலும் சரி யாரும் இன்டெர்ஃப்பியர் பண்ணக் கூடாது அப்படின்டு ஒரு விஷயம். அழகாகவே நீங்கச் சொன்னீங்க. ஆ மேற்கொண்டு சொல்லுங்க.
அப்ப ம். ஏன்னா ஏன்னா நானும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல அது மாமா பையன் தான். அப்படிங்கிற பொழுது ஒரு ஃபேமலி அதாவது வெளியில ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலே ப்ராப்ளம் வரும். ஒரு பேமலி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது பாத்து பாத்து கொண்டு போகணும். மாமா பையன்ங்கற பொழுது நாளைக்கு அவங்க காலத்துக்கும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களா இருப்பாங்க. அவங்க என்னை திருமணம் செஞ்சுக்க போறாங்கன்னு உறுதி ஆயிடுச்சு. நாங்க லவ் பண்றோம் அப்படின்னாலுமே, ஒரு பிரச்சனை வரும்பொழுது நான் எங்க அம்மாட்ட "மாமா இப்படி சொல்லிட்டான்." அப்படின்னு ஒரு நாளும் நான் சொன்னதும் இல்ல. சொல்லவும் மாட்டேன். இனி வரும் காலங்களிலேயும். ஏன்னா அது என்னதான் உறவினராவே இருந்தாலும், அவங்க ஒரு தவறான புரிதல் வந்து ஏற்பட சூழ்நிலை ஆயிரும். இது என்னோட வாழ்க்கையிலமே நடந்திருக்கு. இது வந்து, நான் வந்து இதைச் சொல்லல. அவரு வந்து ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையில நான் வந்து ப்ளாக் பண்ணிட்டேன். அதாவது அந்த நேரத்துல கோவம். அந்தக் கோவத்துல நான் அவர ப்ளாக் பண்ணிட்டேன். அவரு என்ன செஞ்சிட்டாரு. உடனே எங்க அம்மா கூப்ட்டு, "அத்தை அவ என்ன ஃபோன ப்ளாக் பண்ணி வச்சிருக்கா. அப்ப இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு இதெல்லாம் தேவை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டார். அவரு அவரு ஒரு கோவத்துல ஒரு ஆதங்கம். நான் ப்ளாக் பண்ணவே மாட்டேன். நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பொழுது அந்த இடத்துல அவர் கூப்ட்டு வந்து அ என்னமோ ஒரு அறியாமையில சொல்லட்டார். <sniffs> அதைச் சொன்னதிலிருந்து எங்க வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. நான் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் நானும் பேசிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் எங்க வீட்டுலயும் எனக்கும் <tsk> அந்த ஒரு புரிதல் வந்து இல்லாம அது பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ வந்து ஒரு நீ ஏன்னா அப்ப அவரு விளையாட்டுத்தனமா சொன்னது விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னதிலிருந்து பிரச்சனை வருது. இத போய் நான் அவர்கிட்ட கன்வே பண்ணும்பொழுது எனக்கும் அவருக்குமே ஒரு மனஸ்தாபம். நான் ஏதோ சொல்லிட்டேன். இன்னும் நீங்க அத பெருசுபடுத்துறீங்க. நான் அது தான் சொன்னேன். நல்லதோ கெட்டதோ நான் இந்த வீட்டுக்கு தான் வரணும். அப்படிங்கிறபொழுது, உனக்குள்ள நீயும் நானும் என்ன வேணா அடிச்சுக்கலாம். அத வெளியில இருக்கறவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும்ங்கிற அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்லும்பொழுதுதான் அவரு அவரும் சில சமயம் யோசிப்பாரு. "கரெக்டா நான் தான் சின்னப் பிள்ளைத்தனமா நடந்துட்டேனோ" அப்படி எல்லாம் நிறைய நாள் வருத்தப்பட்டதும் உண்டு. ஆனா அந்த மாரி விஷயத்துல நான் ஒரு தப்பு பண்ணுனேன். என்னன்னா, வீட்டுல பிரச்சனாவே இருந்திட்டு என்னோட தோழி, கல்லூரி பருவ தோழி வந்து ஃபோன் அடிச்சிட்டே இருந்தா. அப்ப இருடி வீட்டுல பிரச்சனை இருக்கு. இல்ல எங்க மாமாக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சு. வைன்னு ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன். அப்ப அவ என்ன சொல்றா, "திருமணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனை வருது. நாளைக்கு இவங்க எல்லாம் உன்னை நல்லா சரியா பாத்துப்பாங்களா, மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் நல்லா பாத்து பாத்துப்பா நீ இன்னைக்கு இந்த நிலைமையில உக்காந்துருக்கோம். நீ எல்லாம் கை ஏந்தி தெருவில தான் நிப்ப. அதுவும் உங்க மாமாவே இவ்வளவு தைரியம் இருந்தா உங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டு இப்படி எல்லாம் பேசுவாங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப தவறுதான செயலு. உங்க மாமா எல்லாம் உன்ன விட்டுட்டு போயிருவாரு. நீ நம்பிட்டு இருக்காத. வேற மாப்பிள்ளைய பத்தி கல்யாணம் பண்ற வழி தேடு. <sniffs> ஏன்னா உன்னை எல்லாம் தெரிஞ்சு உன்கிட்ட சண்டை போடுற காரணம் என்ன?" அப்படின்னு ஒரு வார்த்தை அவ சொல்லும்பொழுது எனக்கு அப்படியே என்ன சொல்றது சிலிப்பர் ஷாட் கொடுத்த மாரி இருந்தது. அந்த நேரத்துல நான் அவ ஃபோன் அடிச்சிட்டே இருந்தா. "எங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு இரு நான் கூப்பிடறேன்" "என்ன பிரச்சனை?" "எங்க மாமாக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு வை கூப்பிடறேன்னு தான் சொன்னேன். நான் வேற எந்த வார்த்தைகளும் விடல. இன்னும் இத்தனைக்கும் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லல. அப்ப வந்து இதே எங்க மாமா வந்து என்ன ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு இத்தனை வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு இத்தனை பொருள் வாங்கிட்டு வந்தா, "ஹேய் சூப்பர்டி நீ எல்லாம் வந்து கிரேட் நீ லக்கி" அப்படின்னு சொல்ற வாய் தான். எலும் இல்லா நாக்கு தான. என்ன வேணாலும் பேசும் தான. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிங்கிற பொழுது அந் அதே நண்பி தான். அப்ப அப்படி சொன்னவ இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்பொழுது, "வேண்டாம் பிரச்சனை எல்லாம் நீ தூர விட்டுரு. அந்தப் பிரச்சனை எல்லாம் எடுத்திட்டு உனக்கு என்ன தலையில என்ன போட்டுக்கணும்னு அவசியமா? நான் சொல்றேன் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு" என் மைண்ட் மாத்துற மாரி பேசிட்டே இருக்கா.
நிச்சயம். இது
அப்போ எனக்கு என்ன அறியாமயே ஒரு நடுக்கம் வந்து வர ஆரம்பிச்சது. ஐயய்யோ! நம்ம தெரியாத்தனமா இவகிட்ட போய் இத வேற சொல்லிட்டோம். வீட்டுல பிரச்சனைன்னா, அப்புறம் கூப்பிடறேன்னு சொன்னது தப்போ? பேசாம ஃபோன் எடுக்காமயே விட்டு இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
நிச்சயமா. ஏன்னா நீங்க சொல்லும் போழுதே தெரியுது. எப்பமே ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வந்து வாழ்க்கையில இது பண்ணோம். என்னதான் தோழியா இருந்தாலும், என்னதான் ஒரு நெருங்கிய ஒரு இதுவாருந்தாலும் எந்த ஒரு எத்தலயும் நமக்குள்ள இருக்குற பெர்சனல் ஒரு விஷயத்தப் பகிரவேக் கூடாதுதான். நான் சொல்லுவேன். வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா. ஏன்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அ நீங்க சொன்னீங்கல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை. இதே வார்த்தை வந்து என்னோட மாமா வந்து நல்லபடியா இந்தப் பொருள் எல்லாம் வாங்கினூ நீ க்ரேட். நீ வந்து லக்கி அப்டின்ற வார்த்தையும் சொல்லும். நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்டின்னு தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கல்யாணம் பண்ற, எது பண்ற அப்டி இப்டின்னுட்டு அந்தப் புரிதல் இல்லாம டக்குன்னு பேசுறது பாத்தீங்கன்னா அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்னு சொல்வேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அ எப்டி ஒரு சண்டை இருக்கிற ஒரு பகுதியும் இருக்கப்போக அதே சந்தோஷம் என்ற ஒரு பகுதியும் இருக்கும். நிரந்தரம் என்றது எதுவுமே கெடயாது. <inhales> எல்லாமே வந்து ஒரு தராசு போலச் சமநெலயில தான் வந்து நம்ம வாழ்க்க வந்து போயிட்டு இருக்கும்.
கண்டிப்பா அது தான். ம். ம். கண்டிப்பா. ஏன்னா, ஒரு உறவுல வந்து <inhales> ஒருத்தர் வந்து 70% இருந்தாருன்னா, வச்சுக்கோங்களேன், நம்ம 30% இருப்போம். நம்ம 30 ஆ இருக்கும்போது, அவங்க 70 ஆ இருக்கணும். இத நான் ரியலைஸ் பண்ணவே நான் இப்போ ஒரு கடந்த 6 மாதங்களா தான் ரியலைஸ் பண்றன். அவரு <inhales> அ நெறைய வாட்டி அவரு கோவப்படுவாரு. அவரு கோவப்பட்டு இருப்பாரு. ஆனா, ஒரு சின்னக் கொழந்தை போலதான் அவரோட மனசு. <inhales> 5 நிமிஷம் என்கிட்ட சண்ட அடிச்சிட்டு, அதுக்கு அடுத்து அவரு பேசாம இருந்து இருக்கவே மாட்டாரு. நான் கூட வீம்புக்கு 1 நாள், 2 நாள்லாம் இருந்திருக்கேன். அவரனால இருக்கவே முடியாது. <inhales> என்னதான் இருந்தாலும், அடுத்து <tsk> அவரு என்னை திட்டுவாரு. இருந்தாலுமே, அடுத்த நிமிஷமே ஓடி வந்து என்கிட்ட பேசிருவாரு. அதான் சொல்லுவாங்களே, அடிச்சாலும் அரவணைச்சாலும் அவரு தான் அப்டிங்கிற ஒரு கான்செப்ட் ல நான் இருந்தாலும். அப்ப அவங்க எல்லாம் வந்து என் மைண்ட் டைவர்ட் பண்றது எப்டின்னா, "உனக்கு என்ன தலையெழுத்தா? <inhales> இப்பவே ஏன் நீ இவ்ளோ கஷ்டப்படுற? இவ்ளோ ஒரு ரூட் ஆன பிகேவியர் கூட எல்லாம் நீ டிராவல் பண்ணும் அவசியமே கெடயாது. <inhales> இன்னைக்கு ஃபிரீடம் முக்கியம். <inhales> இப்டி நீ வந்து இருக்க." அதே மாதிரி எங்க உறவுல வந்து பாத்தீங்கன்னா, ஒளிவு மறைவுன்னு எதுவுமே இருக்காது. என்னோட Instagram பாஸ்வேர்ட் ஆ இருக்கட்டும், இல்ல எதுவா இருந்தாலும் நான் சொல்லிருவேன். ஒரு ஓ. ட்டி. ப்பி. வும் அது கொண்டு சொல்லிருவேன். அவரும் அப்படி தான். இருவரும். <inhales> எங்களுக்குள்ள அந்த ஒரு இதெல்லாம் இல்ல. அப்ப ஒரு நாள் என்ன ஆகுது, அவ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. அனுப்பும்போது நான் சொன்னேன். "நீ மெசேஜ் அனுப்புற, பாத்து அனுப்பு." நான் தான் சொன்னேன். "எங்க 2 பேருகிட்டயும் பாஸ்வேர்ட் இருக்கு. அவர் கூட எடுப்பாருன்னா என்ன இப்டி இருக்காரு? இதெல்லாம் சந்தேகம்தான். சந்தேகப்பட்டுதான் கேக்குறாரு. இது கூடப் புரிஞ்சுக்காம லூசுத்தனமா நீ குடுத்து வச்சிருக்க." <tsk> அப்டின்னு அவ சொல்ல. அப்ப ஒண்ணுக்கொண்ணு சொல்லும்பொழுது, இத போய் நான் எங்க மாமா கிட்ட வந்து சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்ட் இப்டி சொல்றா அப்பன்னா அவரு என்ன சொல்லுவாரு? "உன் கூட இருக்க நட்பு வட்டாரங்கள் சரியில்ல. அத வந்து மாத்து."ன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? ஸோ
கண்டிப்பா. ஏன்னா எதுக் எதன்னால வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு வார்த்தைகள் வந்து விடுறாக. என்ன எதுன்னு உள்ள தெரியாம ஆ அந்த வார்த்தைகள் விடறது புரியாது.
ஏன்னா அவங்கல்லாம் வந்து, ஏன்னா எனக்கு இன்னும் திருமணம் இல்ல. அவங்க எல்லாம் திருமணம் ஆயிட்டாங்க. நெறைய பிரச்சனைகள பாத்துருக்காங்க. இல்ல, இன்னைக்கு இருக்குற சமூகமே அப்டித்தான் இருக்கு. அதாவது, ஆலோசனைங்கிற ஒரு பேர்ல வந்து ஒருத்தவங்கள மட்டம் தாழ்த்தவோ, இந்த மாரி தான் இருக்கு. நான் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபிரண்ட்ஷிப் கட் பண்ணனும்ங்கறதுக்காக நான் கட் பண்ணல. பட் சூழ்நிலை காரணமா, அந்த மாதிரி ஒரு ஒரு காரணத்துனால கட் ஆயிருச்சு. இருந்தாலும், நான் வந்து அ எங்கயுமே நான் இவரையும் விட்டுக் குடுக்க மாட்டேன். இவர்கிட்டயும் எதாவது சொன்னா, "சும்மா இரு. அவங்க அப்டிருந்தா நான் அப்டியா இருக்கேன்." அப்டிங்கிற மாதிரி நான் 2 பேரையும் இம்பாலண்ஸ் ஆ தான் கொண்டு போவேன். ஆனா, அவங்க முக்கியமா, இவங்க முக்கியமான்னு கேக்கும்போது, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியமா எனக்குப் பெருசா தெரிஞ்சுது. அப்போ நான் அந்த நேரத்துல, நான் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா சொன்னாக்கூட ஏதாவது ஒண்ணு, ஏதாவது எங்க மாமா பையன் தான், சொந்த தாய் மாமா பையன் தான். இருந்தாலும், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவான். "அவனைக் கிண்டல் பண்ணுவாங்க. போ, அவன் எல்லாம் இது பண்ணுவான். பாரு, அவன் அப்டி தான் சொல்லுவான்." அப்டின்னு சொல்லும்பொழுது கூட, நான் அந்த இடத்துல விட்டுக் குடுக்க மாட்டேன். ஏன்னா, இவனுக்காக நான் வரிஞ்சு கட்டிட்டு எங்க வீட்டுல சண்ட போடுவேன். ஒரு முறை எல்லாம் பயங்கர சண்ட வந்து எங்க வீட்டுல வந்து, நான் அவன பாக்க போறேன். நீங்கப் பணம் எல்லாம் குடுங்கன்னு சொல்லி நான் சண்ட போட்டேன். எந்த அளவுக்கு எனக்குத் தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. அப்போ எங்க வீட்டுல கேட்டாங்க. "இத்தன நாளா நாங்க இருக்கோம். எங்களுக்கு எங்ககிட்டே எதிர்த்தலா நீ பேசுனதே கெடயாது. இப்ப வந்து உனக்கு உன் லவ்க்காக நீ அவ்ளோ தூரம் நீ நிக்கறியா?" அப்டிங்கிற மாரி வந்தப்பதான் எனக்குத் தோணுச்சு. இதுல தப்பு இல்ல. எனக்கு இது எனக்குச் சரின்னு படுது. அப்ப வந்து இந்தத் தீர்மானத்த நான் மாற்றக் கூடாது. கரெக்ட் தானே? <tsk> அ அப்டிங்கிற மாரி ஒரு முடிவு எடுத்ததுல இருந்து தான் நான் யார்கிட்டயுமே இப்ப வந்து நீங்க சொன்ன மாரி 1000 பேருகிட்ட யோசனை, நான் யார்கிட்டயும் யோசனை கேக்குறது இல்ல. இப்டி தான் நான் டிசைட் பண்ணிட்டேன். என்னோட லைஃப் பொறுத்து. அதுல வாழ்வோ சாவோ, அத வந்தா நம்ம பாத்துக்கலாம். மித்தபடி, வேற ஏதாவது விஷயமோ இல்ல <inhales> பொருளாதரமோ, இல்ல வேற ஏதாவது விஷயமா இருந்தா மட்டும்தான் நான் ஜெனரல் டாபிக் டிஸ்கஸ் பண்றதே தவிர, <inhales> மித்தபடி ஃபிரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ரிலேசன்ஷிப் எல்லாம் அதப் பத்தி பேசுனா, அவங்க வந்து அத கெடுத்துவிடதான் பாக்குறாங்க.
கண்டிப்பா. ஏன்னா இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணுன்னா, அ என்ன ஒரு விஷயம் வந்து இப்ப நிறைய புரிதல் இருக்குன்னா, நமக்குன்னு ஒரு இருவருக்கான உல உலகத்துல 3 வது ஒரு ஆள வந்து கொண்டு வரக் கூடாது. அப்பிடி கொண்டு வந்தா நம்மளோட வருங்கால அந்தக் குழந்தையோ! அது சார்ந்த ஒரு விஷயமா தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேற்கொண்டு ஒரு விஷயம் இருக்கணுமே தவிர்த்து இந்த நண்பர்கள்ட்ட ஒரு ஆலோசனையும், இந்தச் குடும்பத்துக்கிட்ட இருக்கலாம். நல்லது கெட்டது ஆனா, இது போல நீங்கச் சொல்லும்பொழுது, அந்த நண்பர்கள் எதுக்கு இதுபோல வார்த்தைகள் விடுறாங்க? வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா எளிய காரியம் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அது வந்து எவ்ளோ ஒரு வார்த்தை ஒத் ஒரு மனிதன உ உயர்த்தும். ஒரு மனிதனைத் தாழ்த்தும் அப்பிடின்ற ஒரு வார்த்தைக்கு
இப்ப ஆலோசனை செய் ஏன்னா சொல்லுங்க. ம். ம். கண்டிப் கண்டிப்பா. நிச்சயமாக. நான் இந்த வார்த்தைகளால நான் ரொம்ப அடிபட்டு இருக்கேன். இல்லேன்னு சொல்ல நான் சில நேரங்கள்ல அழுததும் உண்டு. என்ன இப்பிடி இருக்காங்க. யாருமே புரிஞ்சுக்க மாட்டே அ வீட்லயும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்பிடி இருக்கு. அதாவது ஃபிரண்ட்ஸ்ட்ட அந்தனா நான் அதுல இருந்து நான் எல்லாத்தையுமே அவாயிட் பண்ணி நான் கொண்டு போயிட்டேன். இப்போ ஒரு பாத்ல நான் இருக்கேன். ஏன்னா, இதுல வந்து ஸ்ட்ராங்க கான்ஃபிலிக்ட் இது தான் நம்ம லைஃப் இப்பிடி தான் ஆயிருச்சு. நம்ம இவுங்க கிட்டயே போராடிக்கலாமே! அப்பிடின்னு நான் யார்கிட்டயும் போய் வெக்கல. ஒரே ஒரு கால்ல இரு நான் கூப்பிடுறேன். வீட்ல பிரச்சனைன்னு சொன்னது தான் இன்னக்கி இவ்ளோ தூரம் வந்து நிக்குதுங்கம்பொழுது நான் நினைச்சுட்டேன். இது கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ தூரம் தெரியுது. நாளைக்கு கல்யாணத்துக்கு பின்னாடின்னு வரும்பொழுது, இன்னும் அது அதிகமா போகும். ஸோ பரவாயில்ல. இது கட் ஆகுறது ரொம்ப அ சொல்லுவாங்கல்ல அ பரவாயில்ல இந்த நட்பு கட் ஆனா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் எனக்கு பாதிப்பு இல்ல அப்பிடின்டு. அதுல இருந்து நான் யார்கிட்டயும் பேசுறது இல்ல. அப்பத் தான் நான் நினைச்சேன். டிசிஷன் மேக்கிங் வந்து நம்ம யார்ட்டயும் கேக்கல. அது வந்து அவுங்க ஜட்ஜ்மெண்ட் மாரி குடுக்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு அவுங்க ஒண்ணும் லாயர்ஸ் கிடையாது ஸோ நம்மளோட லைஃப்க்கு நம்ம தான் லாயராவும் இருக்கணும். நம்ம தான் ஜட்ஜாவும் இருக்கணுன், நான் வந்து முடிவு பண்ணுனேன்.
ரொம்பவே அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஒரு உறவு முறைன்றது நட்பு இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, ஒரு அம்மா, அப்பாவா வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரைவு முறைகள்ன்ற, அந்த வரைமுறைகள்ன்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லயா! அதாவது பவுண்ட்ரீஸ் அந்த பவுண்ட்ரீஸ வந்து பாத்தீங்கன்னா, இவுங்களும் தாண்டக் கூடாது. நம்மளும் தாண்டக் கூடாது. இந்த இதுபோலப் பேச்சுகள் வந்து எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இதுபோலப் பேசுறாங்க? கேட்கும் போது உணர்ச்சி பூர்வமா தான் இருக்கு. ஏன் இதுபோலப் பேசணுன்டு அவசியமே கிடையாது. உன் வாழ்க்கை நீ நல்லா இருக்கும் அப்பிடின்னு நினைச்சுட்டு போய்யேன். அவுங்களோட வாழ்க்கை அவுங்க பாத்துட்டு போறாங்க, அப்பிடின்ற வித ஒரு சின்ன வார்த்தை என்னை ஏதுன்ற கூட அலசி ஆராயாம, இதுபோல வார்த்தை விடுத்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம். நீங்கச் சொன்னதும் பார்த்தீங்கன்னா, "அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றது" பார்த்தீங்கன்னா இதுபோல வார்த்தைகள் நல்லாவே தெரியுது தான் நான் சொல்லுவேன். அழகாக நீங்கப் பதிவிட்டீங்க, இதேபோல நீங்க இருங்க. உங்களுக்கு எது நல்லது சரிப்படுதோ! அதேபோல உங்க வாழ்க்கைய வந்து தொடர்பு கொள்ளுங்க. மேற்கொள்ளுங்க. எதுக்குன்னாலும் அந்த ஃபைட்டிங்கின்ற ஒரு விஷயத்த மட்டும் விட்றாதீங்க. ஆனா நம்மளுக்கு புடிச்சவங்க நம்மக்கிட்ட இருக்கணும். அது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே! நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக நீங்கச் சொன்னீங்க. உங்க கூடப் பேசுனதுல மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நன்றிங்க.